அப்படியா, எப்படி சொல்றீங்க?
அவன் தான் நல்லா இருப்பான். ஆமா. அவனுக்கு ஒரு, ஒரே நேரத்தில ஒரு கண்ணு இமைக்கிற நேரத்தில ஒரு அவமானம், ஒரு அசிங்கம், ஒரு துன்பம், ஒரு ஏளனம். "தன் மனசுக்குள்ள ஒரு இனம் பிரியாத ஒரு அன்பை வளர்த்த ஒரு பெண், திடீரென்று இன்னொரு பையன கைய காட்டி நா இவரை தான் திருமணம் செய்ய போகிறேன், என்னை மன்னிச்சுருங்கன்னு சொல்லும்போது, அவன் மிகப்பெரிய சாதிக்க பிறந்தவன்னு தான் நான் பார்க்கிறேன்.
ம். ஓ!
அது வந்து எந்த ஒரு துன்பம் வந்தாலும் எதிர்கொள்ளுகிற மனநிலையில இருக்கிற பையன், அந்த பையன்.
ஒ! நல்லா, சரியா சொன்னீங்க. ஏன்னா, இவ்வளோ பெரிய விஷயத்தையே வந்து
அப்போ ஆமாங்க. நீங்க வந்து பாருங்களேன். ஒ இப்ப கல்யாணம் முடிச்சுதுன்னா, ஒரு எப்படி போனாலும் ஒரு 15, 20 நாள் நிச்சயார்த்தம் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து இவன் மனசுகுள்ள ஒரு அன்பை வளர்த்திருப்பா. திடீர்ன்னு அந்த பொண்ணு வந்து இன்னொரு பையனை கை காட்டும் போது
ஆமா. ம், ஆமாங்க. நெறைய பரிசெல்லாம் வாங்கிட்டு வந்து குடுத்து, ரொம்ப
அத தான் அத தான் சொன்னேன். அப்போ இந்த மாரி இருக்கயில அதையும் கூட, அந்த நெருக்கடியான சூழ்நிலையிலும் கூட, தன்னுடைய உணர்வுகளையும் தன்னுடைய உண்மையான குணத்தையும் மாற்றிக் கொள்ளாமல், அத அழகா கொண்டு போயி, அந்த புள்ள வாழட்டும்ன்னு சொல்லிட்டு ஒதுங்குனான் பார்த்தீங்களா? அதுதாங்க அருமையான ஒரு குடும்பத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு ஆண் மகன்.
ம். கண்டிப்பாங்க. அவுங்க அப்பா, அம்மாவும் நல்லா வளர்த்துருக்காங்க.
அவனை திருமணம் செய்து இருக்கிற பெண் தான் அந்த புள்ள நெரந்தரமான ல வாழ்க்கையோட அவள் வாழ்வாள்.
ஆமா, ஆசீர்வாதம்ன்றீங்க.